அது வந்து எனக்கு ஒரு சென்டிமென்ட்டா இருந்தது. "சரி மறுபடியும் ப காலையில பாத்தோம், நைட்டு வந்து கெடைச்சிருச்சே! அப்போ பண்ணணும்ன்னு ஏதோ இருக்கு போல." அப்டீன்ற மாரி
ஆ. ம். ஆமா. ஆமா. திரும்ப அந்த பொருள் உங்க கைக்கே வந்து கெடைக்குது அப்டீன்னா, நிச்சயமா அந்த பொருள வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு படைக்கணும்ன்னு நானும் விரும்புறேன். ஏன்னா, உங்களோட ஆர்வம் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணதுங்கும்போது, அப்ப இருந்த பார்வை, அப்ப இருந்த உலகம், எல்லாமே வேற மாரி இருக்கும். இப்போ நீங்க இருக்குற உலகமே வேற மாரி இருக்கும். இப்ப நீங்க அந்த வண்ணத்துனால நீங்க அத வரைஞ்சு பார்க்கும்போது, என்ன மாதிரியான சித்திரம் வருது? என்ன மாரியான வண்ணங்கள் நீங்க வந்து தேர்வு செய்றீங்கங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா பாக்கலாம்.
கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. இதுல என்னன்னா, அந்த இது வந்து காயல, அந்த வர்ணம்.
ம். ம். ம்.
கொஞ்சம், ஒரு சில இது காய்ஞ்சிருந்தது. ஒரு சில இது வந்து காயாம இருந்துச்சு. நா இது கெடைச்சதும், "சரி எடுத்துட்டோம், சும்மா எதோ ஒண்ணு அன்னைக்கு சும்மா வரைஞ்சுதான் வைப்போம்." அப்டீன்னு எங்க வீட்டு முகம் பாக்குற கண்ணாடியில, என் வேலையக் காட்ட ஆரம்பிச்சுட்டேன்.
ஆ. ஆ. ம். <chuckles> ம்.
அதுல வரைஞ்சதும், எங்க குழந்தைக்கு வந்து அது புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பறம் அவளும் அது வந்து பண்ணனும்ன்னு ஆசப்பட்டா. அதுனால அவளுக்காக நான் வாங்கி, அவளுக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுக்குற மாரி, மறுபடியும் நான் வந்து அத வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன்.
ஓ! ம். மீட்டு உருவாக்கம் பண்றீங்க, அடுத்த தலைமுறைக்கே. ம், சிறப்பு. <laughs> சிறப்பு, சிறப்பு. ம். நிச்சயமா பண்ணுங்க. ம்.
ஆமா. ஆமா. <laughs> அந்த மாதிரி பண்ணா <chuckles> கண்டிப்பா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீட்டுருக்கேன். எப்போலாம் எனக்கு வந்து நேரம் கெடைக்குதோ, ஒரு விடுப்பு கெடைக்குதோ, எனக்கு வந்து எப்போ வந்து, "இந்த தொலைபேசி பாக்கலாம். நம்ம சும்மா இருக்கமே." அப்டீன்னு தோணும் பொழுதெல்லாம் வந்து, நம்ப இத பார்த்து நேரம் வீணடிக்கிறதுக்கு, இத பண்ணா வாச்சு நம்ப யாரோ வராங்கன்னா கூட ஒரு கௌரவமா இருக்கும்ல்ல, "இது நான் தான் பண்ணேன்." அப்படீன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும்ல்ல.
ம். ம். ம். <laughs> ஆமா, ஆமா. நிச்சயமா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நமக்குள்ள. அதுவும் இல்லாம நம்ம சொந்தமா வந்து சில படைப்புகள உருவாக்கும்போது, அ நம்ம வந்து உணவு சமைக்கிறதே ஒரு படைப்புதான். எல்லா வகையிலேயும் அந்த கிரியேட்டிவிட்டி படை படைப்பாற்றல்ங்கிறது நமக்குள்ள இருந்து ஒரு அது ஒரு படைப்பா வந்து ஒரு இருக்கும்போது, அத நமக்கு ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தும் நிச்சயமா. அதுக்குதான் அத தொடர்ந்து பண்ணணுன்னு நானும் விருப்பப்படுறேன். நீங்களும் தொடர்ந்து பண்ணணும். அப்பறம் இ இந்த அ இந்த ஹாபிய நீங்க வந்து தொடர்ந்து செய்யணுன்ட்டு தான் நான் விருப்பப்படுறேன். அ உங்களோட இந்த கண்ணாடி ஓவியங்கள் பத்தி நீங்க பேசுனதும், அதுக்கப்பறம் அத வந்து நீங்க எவ்ளோ அ காதலோட அத பண்ணீங்க, அதுக்கப்பறம் இப்ப அத வந்து தொடரணும்ன்னு நெனைக்கிறீங்க. அப்டீங்கறதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. நிச்சயமா நானும் எதாவது படைப்பேன்.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த கண்டிப்பா.

அதான் நான் நெட்ல பார்த்து கத்துக்கிட்டேன். அன்னக்கி நான் ஒருத்தவுங்க பண்ணத பார்த்தேன்னு சொன்னேன்ல. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு நாலேஜ் கிடைச்சிது. ஓ! இது இப்பிடிதான் பண்ணணுமா? ஈஸியா தானே இருக்கு. சரி, நாமளும் முயற்சி பண்ணி பார்த்தா, நமக்கும் வந்து இந்தமாரி அழகா வரும்ல. வீட்ல வந்து மாட்டி வச்சுக்கலான்ல. அப்பிடின்றமாரி தோணுச்சு. நான் இந்த விடுமுறை நாட்கள்ல அ படம் பார்க்கல, தொலைக்காட்சியில வந்து நேரம் செலவிடல. முழுக்க, முழுக்க என்னுடைய நாட்டம் இதில தான் இருந்தது. நெறைய ம்.
ம். ஓகே. ம். ம். ம். எவ்ளோ ஓவியம், இந்த மாரி வரஞ்சீங்க?
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15
ஓ! அந்த ஒரு மாத காலத்திலேயே, 15 ஓவியம் வரஞ்சுட்டீங்களா, கண்ணாடிலயே!
ஆமா. கண்ண வெவ்வேறு கண்ணாடி. வீட்ல எந்த கண்ணாடிலாம் இருக்கோ <laughs> ஒரு கண்ணாடி விட்டு வைக்கிறதில்ல <laughs>
ஆஹா! ஓ! <laughs> பாவம் <laughs> பாவம். உங்க வீட்டு கண்ணாடிகள் ரொம்ப பாவம். அதில எல்லாத்திலயுமே வந்து நீங்க வண்ணத்தால நிரப்பி இருப்பீங்க! அழகா தான் இருந்திருக்கும். நிச்சயமா. ஆ வீடே வண்ணமயமாக இருந்திருக்கும்.
ஆமா. இந்த அ இ இது என்னன்னா, இந்த வெயில் படுற இடத்தில, ஜன்னல் கண்ணாடில நீங்க வரஞ்சீங்கன்னா, காலைல வெயில் படும்போது, அதில வர்ணம் வந்து நம்ப வீட்டுக்குள்ள வந்து ஒளிரும்.
ம். ஆ, அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட அ.
ஆமா. ரொம்ப அழகா இருக்கும் அது. எத அதனால, நான் மாட்டுன்னு இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் போய் வரஞ்சு, இங்க வரஞ்சா வெயில் பட்டா எப்பிடி இருக்கும்? அந்த பக்கம் வரஞ்சா எப்பிடி இருக்கும்? அப்பிடின்றமாரி வரைய ஆரம்பிச்சுட்டேன். இதில வீட்ல வேற சண்ட போட்டேன். கதவுல்லாம் கூட கண்ணாடிலயே போட்ருக்கலாமே! அப்பிடின்னு <laughs>
ம். <tsk> ம்ஹ்ம். ம். அருமை, அருமை. ஆ. <laughs> அருமை. அப்பிடி அப்பிடி இயல்பா நீங்க வரஞ்சிட்டு இருந்த நீங்க, ஏன் அந்த ஹாபிய விட்டீங்க?